<tsk> அப்படி எங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமை போண்டா வாரத்துக்கு ஒரு முறை ஒ ஒவ்வொரு நண்பனும் இப்ப இன்னைக்கு நான் வாங்கி குடுத்தேன்னா, அடுத்த முறை வேற ஒரு நண்பர் வாங்கி தருவாறு, ஆமை போண்டா.
ஓ! சிறப்புங்க. ஓ! அதுல கூட வந்து ஆ பரிவர்த்தனை தான். இ அ நல்லது நல்லது. அப்ப தானே தினம் தினம் வந்து போறப்போலாம் சாப்பிட முடியும். ஒரே ஆளே வந்து செலவு பண்ணா அது இதாயிரும். ஆ.
ம். ஆமா. ஆமா ஒரே ஆளு செலவு பண்ண முடியாதுல்ல? <laughs> ஆமா. ஆமாமாமா. அப்புறம் போயிட்டு ஆமை போண்டா சாப்பிட்டுட்டு, அங்கேருந்து அப்படியே சந்தை ஒரு வளம் வந்துட்டு குல்ஃபி சர்பத் சாப்பிடுவோம் அப்ப கடைசியா. <clicks tongue> குல்
நான் என்னங்க ஒண்ணு ஒண்ணா தூண்டுற விதமாவே சொல்லிட்டுருக்கீங்க.
ஆமா. அதெல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து அதான் எங்க எங்க சந்தைக்கு நாங்க உள்ள போய் சுத்துறதுக்கே காரணம் இதுதான். அப்படி ஒரு சுவை மிகு பண்டங்கள்ல நாங்க சாப்பிடுவோம். அந்த குல்ஃபி அ சர்பத்துன்னு சொல்லிட்டு அ குல்
சிறப்புங்க, சிறப்புங்க. ஆ. குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் கேள்விப்பட்டுக்கேன். அத என்ன குல்ஃபி சர்பத்து?
அ. ஆமாமா. குல்ஃபீ சார்பத்து நீங்க வந்து இன்னைக்கு கூட போயிட்டு. ஆமா. இன்னைக்கு கூட கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத பத்தின அ விவரம் தெரியும். அது ரொம்ப அ அரிதா சில இடங்கள்ல மட்டுமே விற்பனை செய்யக்கூடிய ஒரு வகையான சார்பத் அது. அ நன்னாரி சர்பத்து போலவே குல்ஃபி சர்பத்துன்னு போடுவாங்க. அத போயிட்டு அத வாங்கி நாங்க சாப்பிடுவோம். அத சாப்ட்டா, அடடா! இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க அந்த ம அ பொறி கேக்கு சாப்பிட்டுட்டு, மறுபடியும் ஆமை போண்டாவையும் சாப்புட்டுட்டு, கடைசியா வந்து இந்த குல்ஃபி சர்பத்த குடிச்சோம்னா, அன்னைக்கு சந்தை நிறைவு வரும். அப்பதான் எங்களுக்கு நிறைவே பெரும். ஆமா. ம். அது
எப்படி இருக்கும் அது? <chuckles> அப்படியா? ஓ! சரி. <chuckles> ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க. ஆனா இப்ப நீங்க இந்த சர்பத் என்னன்னு சொல்லாம போனீங்கன்னா என் மண்ட வெடிச்சுடும். அது என்ன சர்பத்து? அது எப்பிடி இருக்கும்?
ஆ அதுக்கு அதான் எப்படி நான் உங்களுக்கு சொல்லாம இருப்பேனா என்ன? அந்த நன்னாரின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க.
கண்டிப்பா. அது கேள்விப்பட்டுருக்கேன்.
ஆமா. அந்த நன்னாரில ஐஸ் கட்டி இதெல்லாம் அந்த எ எலுமிிச்சை இதெல்லாம் புளிஞ்சு ஒரு சர்பத் பண்ணுவாங்க. அதுல வந்து கொஞ்சம் வந்து பனை வெல்லத்துல காய்ச்சுன பாகையும் ஊத்துவாங்க. நீங்க வழக்கமா சர்க்கரை தானே போடுவாங்கன்னு கேள்விப்பட்டுருப்பீங்க? பனை வெல்லம் பாகு.
ஆமாமா. மீதி மீற்னத கூட நாங்க அப்படிதான் செய்வோம். சர்க்கரை போட்டு அந்த
ஆமாமா. இங்க வந்து பனை வெல்ல பாக கொஞ்சம் உள்ள சேர்த்துப்பாங்க. பனை வெல்ல பாக சேர்த்துட்டு ஒரு குல்ஃபி மாரி இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கட்டி ஒரு ஒரு ஒரு ஏற்கனவே செய்து இந்த குல்ஃபியோட ஒரு பகுதி இருக்கும் இல்லையா? குல்ஃபி ஐஸ் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல? அதுல ஒரு சின்ன கட்டிய எடுத்து அதில போட்டுருவாங்க. அதில போட்டுட்டு அது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக்கி, அத ஒரு டம்ளர்ல அடைச்சு ஒரு 10 தடவ, 15 தடவ குழுக்குவாங்க அப்படியே
சரி. ஆமா. ஆமாமா. சரி.